நிச்சயமாங்க நிச்சயமாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் மேல வந்து ஆர்வம் வந்து எப்டி வந்ததுன்னா, எங்கண்ணன பாத்து நான் வந்தது. எங்க குடும்பத்தில இருக்கவங்க எல்லாருக்கும், சிலம்பம் நல்லாவே தெரியும். அதுவும் ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, ஆமா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சிலம்பத்து மேல எனக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு வந்ததுன்னா என்னுடைய அண்ணா பாத்தீங்கன்னா, 10வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வு அவங்களுக்குன்ட்டு தனி ஒரு ஆசிரியர் வந்து சொல்லிக் குடுத்தாங்க. த சிலம்பத்த அப்ப நான் தூரத்திலேருந்து அப்ப நான் சின்ன புள்ளையா இருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 5 வய ஆ அதாவது, ப 4வது 5வது படிச்சிருப்பேன் கரெக்ட்டா அது போல தான் இருந்திருப்பேன். அப்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சிலம்பம் அவங்க கொம்ப சுத்தத்து அந்த வீடு கட்டுறதுலாம் சொல்லுவாங்க. அந்த பயிற்சியிலாம் பாக பாத்து பாத்து நான் வளர்ந்தேன். அதாவது கிட்டத்தட்ட, எங்கண்ணன் வந்து 10வது படிக்கும்போது நான் அவன பாத்து பாத்து வளக்கும் வளரும்போது, எனக்கு அது மீள வந்து ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சுச்சு. நானும் போய் கேட்டேன், அண்ணா எனக்கு நீங்க சொல்லி தரீங்களா. ஆமா. நானும் கத்துக்கணும், எனக்கு சொல்லி தாங்களேன். அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆ நீ வந்து பொம்பள புள்ளையா இருக்க, இவ எதுக்கு உனக்கு. அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட, நீங்க பாருங்களேன் எனக்கு 4வது 5ஆவதுல வந்த ஏக்கம். அந்த ஏக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆவதுலதான் நிறைவேறுச்சு.
ஓ! அப்படியா. சேரி. ம்ஹும். நானும் கத்துக்கனு களத்தில எறங்கீடீங்களா? ம். அப்படியா! ஏன் அது வரைக்கும் நீ கத்து தரலையா?
ஆமா. உண்மையா கத்து தரல. சுத்தமா கத்து தரல. நான் வந்து கெஞ்சாத நாள் கெடையாது ஆமா அது ஒரு ஆம் ஆமா அதனால வந்து, எனக்கு வந்து.
ஏன்? பொம்பளபுள்ள கத்து தரக்கூடாதுங்கிற வார்த்தைகள பயன்படுத்தீட்டாங்களா? அப்படி. அது என்ன பேச்சு? எனக்கு புரியல, பொம்பள புள்ளைனா கத்துக்க கூடாதுங்குற ஒரு என்ன மனோபாவம் அது. ஏன் அப்படி இருக்காங்க?
ஆமா. ஆ. அப்டீன்ட்டு. ஆனா நீங்க போ அப்பொ கேளுங்களேன் ஒரு நிமிஷம். ஏனா எங்கண்ண வந்து அந்த வாயால வந்து சொன்னான். நீ வந்து எப்டி கத்துப்ப. அதில வந்து ஃபைட்லா இருக்கு. நெறைய விஷயம் இருக்கு. அடிபட்டுச்சினா சித்தப்பா என்னை தான் திட்டுவாரு. அப்படிலாம் சொல்லும்போது, அப்ப வந்து சேரி ஓகே ஏன்னா 5சாவது 6வது படிக்கும்போது சரி ஓகே. அப்படின்ட்டு நான் கம்முனு இது பண்ணேன். ஆனா வந்து நான் கேட்கிறத மட்டும் விடல. நான் அடிக்கடி கேட்டுன்னே இருப்பேன், அண்ணா. ஏன்னா அண்ணா வந்து பந்தம் சுத்தும்போது, நெருப்பு வச்சு சுத்தும்போதெல்லாம் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சுச்சு. இன்னும் கொஞ்சம் அது மேல ஈர்ப்பு அதிகமா ஆயிடுச்சு எனக்கு. எப்புட்றா! இது போல கா ஆமா.
ம். ம். சரி சரி. பார்க்க பார்க்க இத எப்படியாது நம்ம கத்துக்கிட்டே ஆகணுங்குற மாரி வந்துட்டீங்க.
நிச்சயமாங்க நிச்சயமாங்க. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கெடைச்சது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நான் 12 வகுப்பு பொதுத்தேர்வு எழுதி கட்ட அந்த நெருக்கமாயிடுச்சு, அன்னைக்கு எக்ஸாம்ஸும் இருக்கு. எங்கண்ண ஒரு இது சொன்னான், எங்கக்கா எங்கண்ண எங்கண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எங் தங்கச்சிக்கு, எங்கக்காக்கு சொல்லி தரேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு வன்டாங்க. சேரி எவ்வளோ ரொம்ப நாளா கேட்டுன்னு இருக்கா.
ம். ம். ஒவ் ஒவ் அக்கா, தங்கை எல்லாத்துக்குமே நம்ம சொல்லி குடுத்துட்ணும்னு முடிவுக்கு வன்டாரா?

ஆ, சரி.
அப்ப இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏனா, 5 வருடம் நாங்க அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, கண்டிப்பா எல்லா பசங்களும் நெறைய முகங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு அப்படியே பழகிருச்சு மேம்லருந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்டா இருக்கட்டும், ஒரு வெளியே போய்ட்டு பயிற்சி வந்து காம்படிஷன் நடக்கிறதா இருக்கட்டும், ஃபைட்டிங் ஃபைட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லோருக்கும் நுணுக்கமா இருக்கு. ஏனா, கொம்பு ரெண்டா உடைஞ்சு பறக்கிற அளவுக்கெல்லாம் ஃபைட்டிங் நாங்க பண்ணியிருக்கோம். அதுபோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆர்வமா பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி சொல்றதுன்னா பரவாயில்ல நம்ம பசங்களலா இந்த அளவுக்கு கத்துக்கினாங்களே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாருக்கும் ஆர்வம் வந்தது ஆமா. நிச்சயமாங்க, நிச்சயமா. ஏனா, வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, அந்த வார்த்த வரக்கூடாது. எல்லா பசங்களும் எல்லாமே கத்துக்கணும்ட்டு ஒரு ஆர்வம். எனக்கு தெரிஞ்சது ஒரு
ம்ஹ்ம். சரி. ஓ! அப்படி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமே கெடச்சிருச்சா, அந்தளவுக்கா? நீங்க வந்து, ஒரு பெரிய வீராங்கனையா அந்த சிலம்பத்தில, ஏதாவது தேசிய அளவில, மாநில அளவில சாதனை பண்ணியிருக்கீங்களா எதாவது?
ஆ. நான் வந்து நான் வந்து, "நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட்" பண்ணியிருக்கேன்.
அப்படியா, வேர்ல்ட் ரெக்கார்ட்ல என்னது அ நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட்ன்னா. ஆஹா.
ம். டைமிங் இது டைமிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விடாம அந்த அ சிலம்பம் சுத்தணும்.
இப்போ மொறையா நீங்க உங்கள பயிற்சியாளர்னு ஏதாவது அங்கீகாரம் பண்ணியிருக்காங்களா?
முறையா பயிற்சியாளர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ப எப்படி சொல்றதுன்னா நம்மளுக்கு நெறைய மாஸ்டர்ஸ்லாம் தெரியும்ல. அந்த மாஸ்டருக்கு தான் நம்ம வளர்ந்துட்டு வரோம் ஸ்டூடென்ட்டா, அதுக்கப்புறம் நம்ம தானே அந்த ஜென்ரேஷன எடுத்து நம்ம தலைமுறைய எடுத்து நடத்துறமாரி இருக்கும்.
ஆமா. சரி, இந்த கலை இதெல்லாம் கத்துக்கிட்டதெல்லாம் சரி, இத வச்சு உண்மையிலே யாரையாவது என்னைக்காவது நேரடியா அடிச்சிருக்கீங்களா?
ம். ம். இத கேட்குற இது கெடையாது, உண்மையா கெடையவே கெடையாது. ஏனா, வந்து பார்த்தீங்கன்னா
ம். அவ்வளோ நல்ல பொண்ணா, யாரையும் அடிக்க கூடாதுன்னு சொல்லி கம்முன்னு இருந்துக்கிறதா.
எல்லாமே. இல்ல, இல்ல. அது இது ஒரு பாதுகாப்பு சார்ந்தது தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட் பண்ணியிருக்கோம். நாங்க ஒரு காம்படிஷன்ல பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றதுனா கை, கால் வந்து ரத்தம் கட்டிக்கிற அளவுக்கு அங்கங்கே வாரி வாங்கியிருக்கோம் அடிலா ஆமா அடி வந்து பார்த்தீங்கன்னா, மானாவாரியா விழும். ஆ கண் கொம்பு அப்போசைட் பெர்சன். கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் நீங்களும் சண்ட போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வேண்டுமானாலும் அடிக்கலாம். எந்த ஆங்கில்ல வேணாலும். இந்த வடிவேல் சொல்லுவார் "நீ எந்த இதில வேணாலும் அடிடா நான் தாங்கிப்பேன்." அப்படினுவார்ல அந்த சிம்பு படத்தில. அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்க எப்படி வேணா ஃபைட் பார்த்தீங்கன்னா, நீங்களும் நான் அதாவது 2 பேர் சண்ட இருக்கு, குரூப் ஃபைட் இருக்கு. குரூப் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் கிட்டத்தட்ட 5 பேர் 4 பேர் இருப்பாங்க அப்போ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, சமாளிக்கிற மாரி வந்து ஃபைட்லாம்
ம். அ அடிய போட்டாச்சா. ஆஹா. அந்த சிலம்பம் வந்து மேல வந்து விழுந்துருமா அடி தடுக்க முடியாதா? ம். ஆமா. ம். ம். ஏதாவது இந்த வெளி மாநிலத்துக்குலாம் போய் சண்ட போட்டுருக்கீங்களா?

கண்டிப்பா. கண்டிப்பா. அ அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து, பப்ளிக் எக்ஸாம். கிட்டத்தட்ட என்னால வந்து பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் ஒரே வார்த்த, உனக்கு வந்து ஆர்வம் இருக்கு எல்லாமே ஓகே. இப்ப நான் சொல்லித்தர்றது பார்த்தீன்னா, நீ வந்து இந்த சமயத்தில நீ கத்துக்கிறது பார்த்தீன்னா, உன்கிட்ட தான் இருக்கு. ஏனா, உனக்கு எக்ஸாம்ஸும் இருக்கு. பார்த்தீன்னா, நீ தான் வந்து அது வந்து 2த்தையும் பேலன்ஸ் பண்ற மாரி இருக்கும். நான் எனக்கு தேவ விடியற்காலை 4 மணிக்கு நீ இங்க வந்தாகணும், நீங்க 3 பேரும் அப்டின்னாங்க. அது வந்து சொல்லவே தேவயில்ல. ஆமா, சொல்லவே முடியாதுல. எப்டி சொல்றதுன்னா, எவ்வளோ நாள் ஒரு ஏக்கம் நமக்கு கண்ணு முன்னாடி வந்து ஒரு வாய்ப்பா நிக்கும்போது அது தட்டி கழிக்க முடியுமா? முடியவே முடியாது. நான் மறுநாளே வந்து பார்த்தேன்னா எழுந்து, ஆ இது எல்லாமே நம்ப முகம் கழுவி, பல்லலாம் வளக்கியதுக்கு அப்புறம் நான் வந்து போயிட்டு நின்னுட்டேன். கரெக்ட்டா 4 மணிக்கு நான், என்னோட தங்கச்சி, எங்க அக்கா. எங்க அக்கா பார்த்தீங்கன்னா 1 வாரம்
ம். ம். ம். ம்ஹ்ம். உங்கள பயிற்சியில இறக்கிட்டாரு. ம். ம். ம். ஒரே நாள்ல எல்லாம் மூணு பேரும் போய் நின்னுட்டீங்களா?
ஆமா. ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா, 3 பேர் போய் நின்னுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, 1 வாரம் தான் வந்து அவ பண்ணா. ஆ அதுக்கப்புறம் நின்னதுக்கு அப்புறம் நானும் என் தங்கச்சியும் வந்து விடா முயற்சியா வந்து பார்த்தீங்கன்னா, கொம்பு எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு 6 மாத காலம் ஆயிடுச்சு. வீடு கட்டி ஆமா அந்த சிலம்பம் கொம்பு இருக்குல்ல
ம். கொம்பு எடுக்கிறதா? ம். கொம்பு எங்க இருக்கு? எனக்கு தெரியாதே! எனக்கு சிலம்பத்த பத்தி தெரியாது.
அத வந்து எடுத்து ஏன்னா வந்து, கொம்பு ஏன்னா சிலம்பத்தில பார்த்தீங்கன்னா க வீடு கட்டுறது. ஆ. <chuckles>
சிலம்பம் விளையாடுறவங்கள பார்த்துருக்கேன். யா நான் ஆடுறது அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். அதில உள்ள உள்ள பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பமான வார்த்தைகளே எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸ் வீடு கட்டுறதுனா என்ன? ஒரு சுத்தி ரவுண்டு கட்டி அடிக்கிறதா?
ம். ஆ. அப்டின்னா வந்து பா ஆமா அந்த சா ரவுண்டு கட்டுறதே பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறது சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்தோடனயே நம்மளால வந்து பண்ண முடியாதுல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்குல்ல. இது. பா பா அப்டியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதுலேருந்து பார்த்தீங்கன்னா. ஆ. நா 4 வீடு சொல்லுவாங்க. 4 வீடு மீன், நம்ம கால்ல வந்து பார்த்தீங்கன்னா வளைவு சுத்துறதா இருக்கட்டும், அந்த கொம்பு சுத்துறா மேரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடிய வந்து தயார்படுத்தணும்.